ஆமாங்க. ஒரு நாளு தேடி, தேடி, தேடி வெறுத்து போயிட்டு, நான் எனக்கு கல்ல பல்ல கடிக்கிற பழக்கமும் கிடையாது. நெ நகத்த கடிச்ச பழக்கம் கிடையாது. அஹ என் குழந்தைக்கே வந்து நெகத்து வது கடிச்சதே கிடையாது. சொல்லுவாங்க. கொழந்தைங்களுக்குலாம் வந்து நகத்து கடிச்சு துப்புங்க. அப்படின்ற மாரி ஒரு சில வயசு வரைக்கும்.
ம். ஆ. ஆமா. அது ஏதோ தர்திர்யம் எல்லாம் சொல்லுவாங்கங்க.
ஆமா. அது வந்து எனக்கு ப எனக்கே நான் என்ன் நகத்தே கிடைச்சது பழக்கம் கிடையாது. அப்போ அவக நகத்தல்லாம்
ஆ நடுக்கு, நடுக்குன்னு ஒரு மாதிரி இருக்
ஆமா. பயமாவும் இருக்கும். நம்ம பாட்டுக்கு கடிச்சு ரத்தம் கித்தம் வந்துரக்கூடாதுல்ல அப்டின்னு சொல்லிட்டு. அதனாலயே நான் தொடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு சில நேரம் ந நான் முயற்சி பண்ணியிருக்கேன் எல்லாரும் கடிப்பாங்களா? ஒரு ஒரு பிள்ளைங்கன்னா, ஒரு பிள்ளைங்களா சொல்லுங்க. நெகமே வெட்டல நான் வந்து கடுச்சே வந்து துப்பிருவேன் அப்படின்னுவன். அப்டிலாம் வந்து நான் முயற்சி பண்ணுவேன்.
<laughs> ஆமா. ஆமாங்க. ஆனா அதுங்க மொட்டைய போட்ட மாரி அதுங்களோட கைய பாத்தீங்கன்னா, மொட்ட போட்ட மாதிரி இருக்கும். அப்படியோ நகமே இல்லாத மாதிரி எனக்கு புடிக்கவே பிடிக்காது.
ஆமாமாம். ம். <chuckles> ஆமாமா. அப்பலாம் வந்துட்டு எனக்கு தோணும். என்னடா நம்ம என்னடா நம்ம மட்டும் தான் இப்டி வளத்துக்கிட்டு திருறோம் போல அப்டின்னு. ஆனா ஒரு சிலருக்கு அதுவுமே வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும்ல. ஆர்வமா ஆர்வம் காட்டுவாங்க. அந்த நெக வளக்கறதுலலாம்.
<giggles> ஆமாமா. அதுங்க ஏதோ யோசிக்க ஆ யோசிக்கிற மாரி நேரங்கள்ல அதுங்க பல்ல கடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குங்க. மாரி இருக்கும். நாலாம் வந்து வளக்கக்கூடிய ஆள் தான். குழந்தை வந்தனால வந்து கொஞ்சம் தவிர்த்து ஏன்னா, அவன் க கிழிக்கிது வேற அவனுக்கா. கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டுறீங்க அவனுக்கு வந்து இப்ப பொழுது பாக்க நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பாத்தீங்கன்னா? வந்து நான் இந்த தொட்டில் இருக்கு பாருங்க. குழந்தையில ஆட்டுன தொட்டில். அது வந்து ஹால்ல போட்டு விட்டுருவேங்க. அத போட்டுட்டு அவனும் ஆடுவான் நானும் ஆடுவேன். அது வந்து அந்த பக்கத்திலேயே வந்து மாட்டி வச்சுக்குவேன் வேற. ஆள் தானே நம்ப தானே இருக்கோம். இங்க யார் பார்க்க போறான்னு சொல்லிட்டு. மாட்டி வச்சுருவேன் அவனக்கு எப்ப தேவையோப்போ அ இப்பந்தாவது அவன டைவர்ட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா. தொட்டில எடுத்து திருப்பி மாட்டி விட்டு, வா விளடலாம்னு சொல்லிட்டு அப்படியே மாத்திருவேன். அந்த மாதிரி வந்து அப்படியியே தொடர்ந்துகிட்டே கொண்டு போவன். இப்போ வரையுமே ஒ அது போட்டு 3 மாசத்துக்கு மே
<chuckles> நானும் அதேதாங்க. ஆமாமா. அதுதான் ஆமா. ம் தப்புங்க. நானுமே அந்த மாதிரி வந்து பொழுதுபோக்குக்கு ஊஞ்சல் வாங்கனேங்க. எனக்கு ரொம்ப ஆசங்க. அது குழந்தையிலருந்து ஆ எங்க ப பெரியம்மா வீட்லலாம் வச்சிருப்பாங்க. எங்க அத்த வீட்ல வச்சிருப்பாங்க. கூட்டு குடும்பமா இருக்கவும். எல்லார் வீட்லயும் வச்சிருப்பாங்க. எங்க
அ. அந்த கூண்டு கூண்டு மாதிரி இருக்குமே அதுவா?
ஆ ஆமாங்க. இந்த சொல்லுவாங்கல்ல? அந்த இது வாங்கணும்னு ஆச. ரொம்ப ஆசைப்பட்டேன். அது வந்து இப்ப தான் வந்து நெறைவேறிருக்கு. அதல உட்காந்தேனா வச்சுக்கோங்களேன் எனக்கு பொழுது போறதே தெரியாது. அதுல உட்கார்ந்து என்னமா பண்ணட்டுருந்தேன்னு வைங்களேன். அ ஆடிக்கிட்டே வந்து நாள் முழுக்க கூட இருப்பேங்க. ஒரு சில நேரம்லாம் வந்துட்டு. மனசெல்லாம் கஷ்டமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அதுல போய் உட்காந்துட்டு. ஒரு காஃபிய போட்டுட்டு அதுல போய் உட்காந்துட்டு ஆடிக்கிட்டே குடிக்கிறது. மைல்டான சா ஒரு பாட்ட போட்டு விட்டுட்டு அதுலா உகாண்ட்டு அப்டே கேட்கறது. அது ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு மனசே வந்து கொஞ்சம் அ லேசான மாதிரி இருக்கும்.
ஆ. ம். ஆ. நல்ல விஷயம். ம் கண்டிப்பாங்க.